எப்ப வராங்கன்னு தெரியாது. நான் வேற தூங்கிருவேன் நல்லா. ஆ. நல்லாருக்கும் அது. <laughs>
ஆமாங்க. அது ஒரு பெரிய அக்க போருங்க. நமக்கு எப்போ சாப்பிடணும்னு தோன்றதோ, அப்போ வந்து அவுங்க சாப்பாடே எடுத்துன்னு வரமாட்டாங்க. சரி ஆ. ஆமா. டீ குடிக்கிற நேரத்துக்கு சாப்பாடு தூக்கிட்டு வருவாங்க. சாப்புட்ற நேரத்துக்கு டீய கொண்டு வருவாங்க. அவுங்க கூட வெறும் அக்கபோறு தான். ம். சரி சரி.
ஆமாங்க. நல்லா தூங்கிட்டு இருப்போம். வந்து என்ன அதே தாங்க. ம். அதேதாங்க. அப்புறம் எனக்கு வேற அ எப்பிடி சொல்றது என்னன்னு தெரியல ஃபர்ஸ்ட் அ சரி அத நம்ம வந்து நெட்லயாவது பார்த்து வச்சிருந்துருங்கலாம். அதையும் பாக்கல. ந ஐயோ! சொல்லணுமே! சொல்லணுமே! ஏன்னா நம்ம காசும் குடுக்கல. அ காசையாவது குடுத்தர்ணும்ல நம்ம சாப்டதுக்கு. அப்பிடின்ட்டு அ யோசிச்சுட்டே இருக்கிறேன். அவரு பாட்டுக்கு கரெக்ட்டா வராருங்க. கரெக்ட்டா வந்து இன்னக்கி என்ன, இப்ப என்ன வேணும்? அப்பிடிங்கிறாரு <chuckles>
ம். ஆஹ! <laughs> ஆ. ஆமாமா. கண்டிப்பா. ம். ஆ. ஆ, அது புரிஞ்சுதா? உங்களுக்கு இல்ல அவுங்க தமிழ்ல தான் கேட்டாங்களா?
இல்லல்ல. அவரு ஹிந்தில கேட்டாரு. ஆனா என்ன வேணுன்னு கேட்கிறார்ன்னு எனக்கு புரிஞ்சுது.
ஓ! அதான் அது பசி மொழி புரிஞ்சிருக்குன்னு நெனைக்கிறேன்.
ஆனா, அந்த சேஞ்சு அந்த காசு அதெல்லாம் எனக்கும் சொல்ல தெரியல. அ <chuckles> அவரும் வந்து எ கரெக்ட்டா எங்கிட்ட வந்து அந்த ஸ்மைல் பண்ணுவாங்கல்ல. எனக்கு தெரியுது என்ன சொல்ல வர்றாரு அப்பிடின்னு அத இன்னும் என்னால மறக்கவே முடியாது.
<laughs> அதுதான். அஹ. ஆ. <laughs> கண்டிப்பா, கண்டிப்பா. ம்.
ம். அந்த அந்த போராட்டம் வேணா ரொம்ப பெரிய போராட்டங்க. ஒரு நைட் என்னால வந்து தூங்கவும் முடியல. காலையில வந்துட்டு அத எப்பிடி அவுங்கள்ட்ட சொல்றது, கன்வே பண்றதுன்னு தெரியல அப்டிங்கம்போது. அது ரொம்ப பெரிய போராட்டம்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் அங்க போயிட்டு நெறையா நடந்துச்சு. ஆனா <chuckles> இதுவே வந்துட்டு நல்ல ஒரு தொலைந்த அனுபவங்கிறது ட்ரெயின்க்குள்ளயே தொலச்சது நானா தான் இருக்கும்.
ஆமா. ம். கண்டிப்பா. ம். கண்டிப்பா. ஆஹ! ஆமாமா. <laughs> இல்லங்க நீங்க இப்போ கிட்டத்தட்ட ஊர விட்டும் போயிடீங்க, மொழி தெரியாத எடத்துக்கும் போயிட்டீங்க. அதுலயும் தைரியமா இருந்து இது எல்லாத்தையும் சமாளிச்சு தனி ஒரு பெண்மணியா உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? ஏன் 2 இடத்துலயே 2 இடத்துல காவல் அதிகாரி இருந்தாங்கன்னு சொல்லிட்டு, அவுங்க உங்களோட பாதுகாப்புக்காக தான் இருந்திருக்காங்க. ஆனா அவுங்க இருந்து நீங்க அந்த தைரியமா இருக்கிறாங்களோ! இல்லயோ! நம்ம இடத்துக்கு மாறியே ஆகணுன்ற ஒரு தன்னம்பிக்கையோட. இவ்ளோ மொழி தெரியாத இடத்துக்கும், இவ்ளோ அருமையா பயணம் பண்ணியிருக்கிறீங்கன்றப்போ, ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு. எனக்கும் இந்த மாரியான ஒரு சில பயணங்கள்லாம் ஞாபகம் வந்ததுங்க. உங்களோட பேசினது ரொம்ப நன்றி. ரொம்ப அருமையா சொன்னீங்க நீங்க எல்லாத்தையுமே. ம்.
ம். ம். ஆஹா! புரிஞ்சதுங்க புரிஞ்சதுங்க. ஆமாங்க. ம். ஆஹா! சரிங்க. ம்ஹ்ம். அ உங்களோட பேசினதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்க. அ மீண்டும் பேசலாங்க.
நன்றி! நன்றி!
நன்றிங்க!

அ அப்புறம் வீட்ல வந்து கேட்கும்போது, "சரி. போயிட்டு வா என்ன இப்ப" அப்படின்டாங்க. இப்ப என்ன பிரச்சனைன்னா, தனியா போகணும். <laughs>
அஹா. சரி. ஓ! அப்பக் கூட உங்க குடும்பத்திலேயோ, யாரும் துணைக்குக் கூட வர்றேன்னு சொல்லலையா? எப்பிடி அவ்வளோ தூரம்னா?
ஆஹா. சென்னை வரைக்கும்தான் வந்தாங்க. அதுக்கு மேல வந்து வரல்ல. இல்ல நானே போயிக்கிறேன்ங்கிற மாரி, நானும் அப்பறம் கொஞ்சம் தைரியம்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம். <laughs> ஏன்னா, அது ஒரு 25 நாள் அ செமினார் அப்பிடிங்கறதால, அங்க யாராவது கூட்டிட்டு போனா கூட, 25 நாள் அங்க ஸ்டே பண்றதுக்கான அமௌண்ட்டெல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ம்.
ஓஹோ. ஆ. வந்துச்சா? வர வச்சு அவங்கள தைரியப்படுத்தினீங்களா? அடேங்கப்பா! ம். ஏங்க, இங்கிருந்து மணிப்புருங்கிறதே ரொம்ப தூரம். அதிலயே 25 நாள்றது ரொம்ப நேரம். எப்பிடிங்க? சொல்லுங்களேன். உம்.
ஆமாங்க. ஆஹா. <laughs> அது என்னன்னா, அங்க வந்து எல்லா வசதியும் பண்ணி குடுத்துடுவாங்க. நம்ப டிராவலுக்கு மட்டும் நம்ப செலவு பண்ணிக்கிட்டா போதும். அ 25 நாள் ஸ்டே பண்றதுக்கு அங்க கெஸ்ட் ரூம் எல்லாமே அவங்க அரேன்ஜ் பண்ணிருவாங்க. கால கல்லூரிங்கறதால.
சரி, சரி. ஆஹா. சரி, சரி. புரியுது, புரியுது. ஓ சரி.
அதனால, அ இப்ப நான் போறேன், அப்படின்னா, எனக்குக் கல்லூரியில ரூம் அரேன்ஜ் பண்ணிருவாங்க. ஆனா, இப்ப கூடக் கூட்டிட்டு போறவைங்கள எங்க வைக்கிறது அப்பிடிங்கிற மாதிரி. அதனால, நானு தனியா தான் போய் ஆகணும். வேற வழியே இல்ல. <chuckles>
கண்டிப்பா. ஆமா. ஆஹா.